ம், ம்.
அதாவது, நண்பர்களோட இருக்கும்போது அவுங்க கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்.
ஓ! நீங்க வந்து முக்கியத்துவம் வந்து மனிதர்களுக்கு குடுக்குறீங்க நண்பர்களுக்கு. அடுத்ததா வந்து, இசை பொழுதுபோக்குங்கிறது 2வது. வேற எதாவது வந்து, இப்போ விளையாட போனா உங்களுக்கு அழுத்தம் மன அழுத்தம் குறையும், அந்த மாரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? விளையாடுறது பழக்கம் உண்டா?
அதே தான். அதே தான். நான் விளையாடுறதுன்னு இல்ல, நான் அதிகமா வெளி விளையாட்டுக்கு அ போறதில்லை. நான் சின்ன வயசுலேருந்தே என்னை விட மாட்டாங்க வீட்டில. <chuckles> அதனால நான் வந்து, வண்டி எடுத்துட்டு வெளியே போயிருவேன். எங்கேயாச்சும் அப்படியே போயிட்டே இருப்பேன். மனசு திரும்ப நமக்கு வரலான்னு தோணுற வரைக்கும். <tsk> அதாவது வண்டியில போ போகும்போது அப்படியே மனசு கொஞ்சம் பாரம் அப்படி கம்மியாகுற அழுத்தம் கம்மியாகிருங்க.
ம். ம். ம். ம். ம். ம். வண்டில போக விடுவாங்க அப்போ. அ,
ஆ, வண்டியில் போறதுக்கு விடுவாங்க.
ம். ம். ம்.
அது சின்ன வயசுலருந்து நான் வெளியே போனா கெட்டு போய்ருவேன் சொல்லிட்டு வெளியவே விடமாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சி வளத்துட்டாங்க. <laughs> ஆமாங்க.
ஆ. ஐயோ! உங்கள பொத்தி பொத்தி வளக்குறாங்க. உங்க அப்பாவும் அம்மாவும் நீங்க சொல்றத பாத்தா! சரி, சரி. எப்பயாவது நீங்க ஏதாவது வந்து ஆசைப்பட்ருப்பீங்க, சின்ன வயசுலேருந்தே பாத்தீங்கன்னா, இப்போ ப்பு பிள்ளைங்கன்னா, வீடியோ கேம் வேணும்பாங்க. சின்ன வயசில. கொஞ்சம் அதுக்கு அடுத்த வயசுல பாத்தீங்கன்னா சைக்கிள். அப்புறம் வண்டி. அப்புறம் க இது ஃபோனு. அது மாரி 1 ஒண்ணா கேட்பாங்க. நீங்க கேட்டா, எல்லாமே உங்க வீட்ல வாங்கி குடுத்துருவாங்களா? இல்லை மாட்டேன்னு அப்பா ஏதாவது சொல்லுவாங்களா?
கண்டிப்பா. ம், ம். ஏங்க நீங்க வேற, நானே காலேஜ 1 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் தான், எனக்கு ஃபோனே வாங்கி குடுத்தாங்க வீட்ல. <laughs> எல்லாருமே அ இவ்வளவோ போராட்டங்க, அதாவது நானு சரி உங்களுக்கு அவுங்ககிட்ட அ காசு இருக்காது. அவுங்க வெச்சுட்டு வாங்கிக் குடுக்காம இல்லை. ஆனா நான் சொல்லுவேன். "சரி உங்ககிட்ட இல்லைனா பரவால்லை. நான் வேலைக்கு போறேன், வாங்கிக்கிறேன்." அப்புட்னா அது பண்ண மாட்டாங்க. <laughs> "வேலைக்கு போனா, கெட்டு போய்ருவ!"
ம். ம். எவ்வளோ போராட்டம் பண்ணீங்க? ம். ம். ம். ம். ம். ம். ஆ கைல காசு பாத்துட்டா, பையன் கெட்டுருவான்னு யோசிச்சிருக்காங்க.
ஆ ஆ அதேதான் அதேதான். அதனால வேலைக்கும் உட மாட்டாங்க. அது அந்த ஆனா அந்த நேரத்தில ரொம்பவுமே மன உளைச்சலு. அந்த டைம் வந்துட்டு, நண்பர்கள் மட்டும் தான், என்னுடைய மன அழுத்தத்துக்கு ஒரே கா வு வ காரணமா இரு ஐ மீன் மன அழுத்தத்திலிருந்து நான் வெளிய வரதுக்கு அவங்க மட்டும் தான் காரணமா இருந்தாங்க. இப்போதான் நண்பர்கள் இல்லைனாலும், பாடல் கேக்கிறது, வண்டி ஓட்டுறது, இப்போதான் வண்டி இருக்குது. வண்டி வெளியே போறது,
ஆ. ம். ம். ம். ம். ம், ம். ம். ஆ. ஆ சரி வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வருவீங்களா நண்பர்கள, அம்மா கிட்டலாம் காமிச்சு, அந்த மாரி வீட்லருந்து பொழுதுபோக்குறது உண்டா? நண்பர்களோட,
ஏன்னா, ம். அ அந்த பழக்கம் இருக்கு. ஆனா வந்துட்டு, நான் பள்ளி படிக்கிற வரைக்கும் அந்த பழக்கம் இருந்தது. கல்லூரியில அதிகமா இல்ல. ஏன்னா, கல்லூரியில படிக்கிறவங்க எல்லாம் வெளி மாநிலங்கள்ல இருந்து, வெளி மாவட்டங்கள்ல இருந்து வரவங்க. <tsk> அவுங்க லீவ் விட்டாங்கன்னா நேரா அவுங்க வீட்டுக்கு போய்ருவாங்க.
ம். ம். ம். ம். ம்.